நான் பாட்னது இல்ல. மேடையில போய் நான் பாட்டுனது கெடையாது. ஆனா, எனக்கு ஒரு ஒரு பாடல் நல்லா ஞாபகம் இருக்கு. அது சந்திரபாபுன்னு ஒருத்தர் ரொம்ப ஒரு பெரிய மேதை. நான் இப்ப கூட அவரோட பாடல் பாத்தாலோ, அவர் நடிப்பு பாத்தாலோ! இவ்ளோ அழகா மேதையா நடிச்சிருக்காரே! அந்த காலத்துல. அந்த காலத்துல இயக்குனர்கள் ரொம்ப ரொம்ப ஒரு சவாலோட இருந்திருக்கிறாங்க. இவுங்களே இவ்ளோ நடிச்சிருக்காங்கன்னா, இயக்குனர்களுக்கு எவ்ளோ திறமை இருந்திருக்குங்கிறமாரி நான் யோசிச்சு பாப்பேன். ஓ
சொல்லுங்க. நிச்ச நிச்சயமா, நிச்சயமா. நல்ல அந்த காலத்து சந்திரபாபு பாடல்கள் எல்லாமே அதிகமா வந்து தத்துவ பாடல்களா தான் இருக்கும்.
கண்டிப்பா. ஆ ஒரு ஒரு பாடல் ச பாடுறேன் காட்டுங்க. பாட முயற்சி பண்றேன். அ தப்பா இருந்தா, நீங்க என்னைய மன்னிச்சுக்கோங்க.
நல்லா பாடுங்க சொல்லுங்க? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லேங்க. அ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. திடீர் நினைவு. அது சில பாடல் மறக்கத்தான் செய்யும். சில வரிகள், அதனால ஒண்ணும் தவறு இல்ல.
<laughs> ஒரு பாடல் வருது. அவரு முதல் வரி இப்பிடி பாடுறாரு. நானொரு முட்டாளுங்க அப்பிடின்கிறாரு. என்னா இப்பிடி சொல்ட்டாரு? ரொம்ப நல்ல படிச்சவங்க, 4 பேரு சொன்னாங்க நான் ஒரு முட்டாளுங்க. <laughs>
நீங்க இந்த பாட்ட வந்து உங்களுக்கு தெரியலைன்னு சொல்றீங்க. இந்த பாட்டோட நீங்க வந்து ப சரணத்தில எல்லாம் பாத்தீங்கன்னா, தன்ன வந்து எப்போவுமேங்க. தன்னை எவன் ஒருத்தன் வந்து நான் ஒரு முட்டாளு! நான் எனக்கு அறிவு இல்ல! அப்பிடின்னு ஒருத்தன் சொல்லிட்டான் அப்பிடின்னா, அ மிகப்பெரிய புத்திசாலியா இருப்பான். அவன் ஞானம் பெற்றவனாக இருப்பான். நீங்க கூறும்போது பாத்தீங்கன்னா
சொல்லுங்க. கண்டிப்பா. அது மேற்கொண்டு அந்த பாட்டு எப்பிடி போகுதுன்னா? ஏற்கனவே சொன்னவுங்க ஏமாளி ஆனாங்க, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அ, ஆ வந்தேங்க நான் ஒரு முட்டாள் <laughs> ரொம்ப அழகா இருக்கும் அந்த பாடல்.
நல்ல, நல்ல சில வரிகள் மறந்துட்டீங்க. ஆனா அந்த பாட்டு வந்து, நினைவு படுத்துற மாதிரி இருந்ததுங்க. அந்த பாட்டு காலத்தால் அழியாத ஒரு திரைப்பட பாடல், அந்த பாட்டு. இந்த மாதிரி வேற ஏதாவது நீங்க உங்க குழந்தை பருவத்தில, அ கல்வி தொடர்புடைய பாடல்கள், அதாவது ஸ்கூல் எஜுகேஷன்ல நீங்க வேற ஏதாவது பாட்டு நீங்க பாடிருக்கீங்களா?
கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பா.